ஆவாங்க. <chuckles> அதுக்கு வந்து போட்டுட்டு, அ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து "சௌக்கியமா, கண்ணே சௌக்கியமா" அது ஒரு லைன்னு, மியூசிக் ஆடிட்டு, அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு ஃபுல்லா ஆடணுங்க. ஆடிட்ருக்க, ஆடிட்ருக்க பார்த்தீங்கன்னா, சைட்ல வந்து அந்த டான்ஸ் குரூப்லாம் வந்துட்டாங்க, என் கண்ணு அங்கயே போகுது, ஒரு பக்கம் எங்க அம்மா அப்படியே முறைச்சிட்டு உட்காந்து
ம். சரிங்க. அஹ. ஓஹோ. ம், ம்.
<sighs> ஏ அதுக்கப்புறம் சரி, அது அப்படியே முடிஞ்சிருச்சுங்க. அப்படி சின்ன வயசில இந்த லைஃப் அப்படியே முடிஞ்சிருச்சு. அ, கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு 7த், 8த்துக்கு மேல போம்போது, நம்ம வந்துட்டு, கண்டிப்பா ஒரு டான்ஸ் ஆடிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தேங்க. அ கடைசியில எங்க டான்ஸ் மிஸ் வந்துங்க, உன் ஆசைக்கு இங்க வான்னு சொல்லி இழுத்துட்டு போனாங்க. ரொம்ப ஆர்வமா போனேங்க, போனா என்ன பாட்டு தெரியுமாங்க? <chuckles> இந்த வேப்பிலை, வேப்பிலை, கன்றி அம்மன்
ம்ஹ்ம். ம். சரிங்க. அ. ம்ஹ்ம். ஓஹோ! செமையா இருக்குங்க. அது என்ன நல்ல எனர்ஜெடிக்கா இருக்கும்ன்னு. அந்த பாட்டு. ம்.
அ, ஆமாங்க. எ நானும் என்ன கிளாஸ்ல வந்து கூப்பிட்டாங்க. ஏய் இங்க பேர் சொல்லி இங்க வா. உனக்கு ஒரு டான்ஸ்! நீ தான் கேட்டுட்டே இருந்த வான்னு. ஏன்னா, அந்த டைம்ல நம்ம 8த்து ஸ்டாண்டர்ட் போம்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பின்னாடி இருக்கிற பசங்க தான் வந்து பரதநாட்டியம் டான்ஸுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த குழந்தைங்கள வச்சுதான் வந்து ஆட வைப்பாங்க. நம்மள சிங்கிளா வுட மாட்டாங்க. நானும் பரதநாட்டியத்தில இருந்தே விலகிட்டேன். சரி கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கனா, எங்க மிஸ் "வா, எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன், வா உன்ன சேர்த்துவிடுறேன்னு" கூட்டிட்டு போனா, நல்லா இந்த சாங்ல போடுவாங்கனு பார்த்தா, சாமி பாட்டுல தூக்கி போட்டுட்டாங்க. <chuckles> போடு! வேப்பிலைய கையில வச்சிக்கிட்டு வேப்பிலை, வேப்பிலை.
அஹ. சரிங்க. ஆமா, ஆமாங்க. ஓஹோ! சரிங்க. ம். <chuckles> <laughs> ம். சரிங்க. <chuckles> ம்.
<sighs> அது வந்து மறக்கவே முடியாதுங்க! புடவ கட்டிக்கிட்டு மஞ்ச கலர்ல புடவ கட்டிகிட்டு, நல்லா காசு மேல அப்போலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, காசு மால தான் இது. நல்லா மஞ்ச கலர் புடவைக்கு ஆமாங்க. காசு மால செட்ட போட்டுக்கிட்டு, காலுனு காலுனு ஜிம்மிக்கிய போட்டுக்கிட்டு, ம் வேப்பிலை ஆட உட்டாங்கங்க. எங்க அம்மா பொருத்தமா இருக்குடி!
ஆம். ஃபேமஸ்சு. ம். ம். இருந்தாலும் உங்க எனர்ஜி வெளிய வந்துச்சுங்களா இல்லையா? ம்.
ஆ! சாமி பாட்டனாலும் சரி சும்மா விடுவோமா, ஆனா நான் ரொம்ப ஹெவியா பண்ணுவேனா, மேம், அடக்கி வாசி, ரொம்ப ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் வேண்டாம். அப்படின்னு திட்டுவாங்க. எங்க அம்மா வந்து உன் ஆச நிறைவேறிரிச்சான்னு? ரொம்ப நிறைவேத்திட்டீங்க அம்மா ரொம்ப நன்றிம்மா <chuckles> அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அட்டகாசமா போச்சுங்க. இதுல வந்து என்ன சொல்றோனாங்க, சின்ன வயசுல, என்னோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வைப் வந்து குத்து சாங்கா இருந்தது. ஆனா, அ வருஷங்கள் ஆக, ஆக, ஆக, ஆக, அ, என்னோட வ வயது பருவம் மாற மாற என்னமோ தெரிலங்க. அந்த மெலோடி சாங் மேல ஒரு என்னையே அறியாம ஒரு காதல். அவ்வளோ மெலோடி சாங் கேட்பேன். <chuckles>
ஆமா. ம். <laughs> ம். சரி, சரிங்க. ஓஹோ. ம்ஹ்ம். ஓஹோ! அஹ. இப்போ அது எந்த வயசுல ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்குங்களா?

ஆ சரியா சொல்ல தெரியலங்க. நா வந்து டென்த் முடிச்சு வந்து டிப்ளோமோ வந்து சேந்துட்டேங்க. ஆ ஆ அப்டிங்கும் போது எனக்கு காலேஜ் பருவம்ன்றது சீக்கிரமா கெடச்சுருச்சு. <chuckles> அதனாலயா என்னன்னு தெர்ல, அந்த வயசுல இருந்தே வந்து எனக்கு வந்து இந்த மெலோடி பாடல்கள்னா அவ்ளோ பிடிக்குங்க. நா வ அப்பெல்லாம் கேசட் போட்டெல்லாம் கேட்போல்லங்க. <chuckles> அப்பவே வந்து நா நிறைய பாடல் கேப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு, சூரியன் எஃப்எம்ல வந்துட்டு, நம்ம பட்டன் செல்லுல இது பண்ட்டு சூரிய எஃப்எம் கேப்போலங்க.
ம்ஹ்ம். சரிங்க. ஆமாங்க, ஆ. ஆமாங்க, ம். ஆ. அதில தா வந்துட்டு மெலோடி பாட்ட வந்து நமக்கு அப்டியே ஏ அதுவும் நைட் ஒரு 9 10க்கு மேல போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆ அப்டி இருக்குங்க. <laughs> அந்த அமைதிக்கும் ம்.
ஆஹா! அப்டி இருக்குங்க. <chuckles> அதெல்லாம் என்ன ஒரு ஆமாங்க. அதெல்லாம் என்ன ஒரு பருவங்க! இப்பலாம் நினச்சா ஸ்பாட்டிஃபை, நினச்சா youtubeல போய் கேக்குறோம். <laughs>
ம். ம். ஆமாங்க. <laughs> அப்போ ஒரு பாட்டுக்காக ஏங்கு, ஏங்குனு ஏங்கணும். <laughs>
ஆமாங்க. சன் மியூசிக்க போட்டுட்டா, நமக்கு பிடிச்ச பாட்டு வருமா? வருமா? வருமா? <chuckles> அப்டியெல்லாம் ஏங்குன காலமெல்லாம் இருக்குங்க. அதுவும் இந்த விழிமூடில் நாள், அந்த பாட்டு எல்லாம் அப்பா! அப்டி ஒரு பாட்டுங்க, அயன் படத்தில அந்த விழிமூடினால் சாங் அ வந்து, அவ்வளவு ஒரு அழகான பாடல். அதை கேட்கும்போது எங்கு இருந்தாலும் அப்டியே இதா இருக்கும். அத மாரி மெலோடி சாங் மேல என்னோட நாட்டமெல்லாம் வந்து மாறிருச்சுங்க. ஆ குத்து சாங்க வெறுக்க ஆரம்பிச்ச மாரி ஆயிருச்சுங்க. என் பொண்ணு போட்டா கூட, ஐய்யய்ய! என்ன பாட்டு இது! <laughs> எங்க அம்மா இருந்து அப்டியே பாக்கும். ஆஹ! சின்ன வயசுல என்ன ஆட்டம் போட்டுச்சு. <laughs>
ஆ. அதேதாங்க. <chuckles> ம். அருமைங்க. ம். ம். சேரிங்க. அச்சோ! ஆ. <laughs> ஆ. ஆ. <laughs> எங்கள என்ன கொடுமை படுத்திட்டு இப்ப நீ புடிக்கிலீங்கிரியா?
<laughs> ஆமாங்க. அப்டி, அதான் உன் பொண்ணு உன்ன கொடுமை படுத்தும் பாரு! அப்ப தெரியும் அப்டிம்பாங்க. அட போங்கம்மா! அப்டின்ட்டு. அந்த மாரி வந்துட்டுங்க, ஆ மெலோடி சாங்ல விருப்பப்பட்ட. இது வந்து இன்னும் நாள்ல வந்து நாளாகாக, எப்டி ஒரு மாறுதல் வந்துச்சுன்னா, நா வந்து வேலைக்காக வந்து திருமணத்துக்கு அப்புறங்க, ஆ வேலைக்காக வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் பயணம் பண்ணிதான் ஒரு இடத்துக்கு அலுவலகத்துக்கு போற மாரி, எனக்கு சூழ்நிலைங்க. அப்போ ஒரு வாட்டி நா என்ன பண்ணுவேன்னா, பஸ்ஸில ஏறின உடனமே, இந்த டவுன் பஸ் சாங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, எய்டீஸ் சாங்க அதை வந்து போட்டு உட்டுருவாங்க.
<laughs> ம்ஹம். ம். ம். ஓஹோ. ஆ.

அதாவதுங்க, எனக்கு, அ, பரதநாட்டியமும் புடிச்சது. ஆனா வந்து, வைப் பண்றதுக்காக தான் வந்து அந்த குத்து டான்ஸ் பக்கம் போவேன். ஆனா வந்து பரதநாட்டியத்த வந்து அ பிடிக்காமல்லாம் இல்ல. அதிக ஆர்வம் வந்து அந்த பக்கத்துல போட்டுக்கு டிங்கு, டிங்குன்னு ஆவுது. எனக்கு இங்க வந்து எங்க, எங்க சார் வந்து, எங்க சார் வந்துட்டு, அ, தட்டிகிட்டு "ரா வா சான்டு" இருப்பாங்கே. அங்க பாத்தீங்கன்னா "போட்டு தாக்கு" அப்டின்னு அங்க பக்கத்துல ஆடிட்டு இருப்பாங்க. எனக்கு நான் ஒரு சில நேரம் டான்ஸ் ஆடம்போது பரதநாட்டியம் ஸ்டெப் போட்டுட்டு இருப்பேன் இல்லங்க கால் வந்து பாத்தீங்கன்னா, "டங்கு, டங்கு டங்குன்னு" ஆடிடும். ஏங்க, அந்த அளவுக்கு வந்துட்டுங்க, இசை மேல எனக்கு அவ்ளோ ஒரு நாட்டம், எல்லாமே எல்லா பக்கவுமே. இது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் ஒண்ணு, நான் வந்து, அ, 6த் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, 6தோ 7தோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லங்க. நான் வந்துட்டு ஒரு பாடல் வந்துட்டு நான் ஆனிவல் டேக்கு வந்து, நான் வந்து ஆடுறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்து, எங் நான் வந்து போயி கெஞ்சிறேன், டான்ஸ் மிஸ்கிட்ட. எங்க ஸ்கூல் டான்ஸ் மிஸ்கிட்ட போயி கெஞ்சிறேன், "மேம், மேம் நான் வரேன் மேம். இந்த இந்த சாங்குக்கு வரேன் மேம்ன்னு" சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேங்க, அதுல ஒரு வைப்பான பாட்டு. அவுங்க வந்துட்டு, "நீ போயி உங்க மாஸ்டர்ட்ட கேட்டுட்டு வா, அவருதான் வந்து உனக்கு வந்து பரதநாட்டியத்துல வேற இருக்கே. நீ அவுங்கிட்ட போயி கேட்டுட்டு வா." அப்டிலாம் கூட சொன்னாங்க. <chuckles> அ, நானும் போயி சார்ட்ட கெஞ்சிறேங்க, அவுங்க "இல்லப்பா, நீ ஒரு சிங்கிள் டான்ஸ்க்கு அம்மா வந்து கேட்டு இருக்காங்க," "எப்ப கேட்டாங்க?" "ஃபோன் பண்ணி கேட்டாங்க." "நீ சிங்கிளா பரதநாட்டிய டான்ஸ் ஆடப் போற, நீ அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா ஜோ அதாவது சேர்ந்து ஆடுனா கூட உனக்கு தெரியாது. நீ தனியா பண்றாங்காட்டி மேக்கப் எல்லாம் நெறையா போட்டு நெறையா காஸ்டியூம்லாம் நல்லா ஹெவியா இருக்கும். அதுக்கு நீ போயி ரிமூவ் பண்ணிட்டு வரதுக்குள்ள அடுத்த பாட்டு வந்துரும், உனக்கு கான்சன்ட்ரேஷன் மாறிடும்." வேணான்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது. <chuckles> ஆமாங்க, அதுக்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா, சரின்னு என்ன பண்றது, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டுக்குங்க, அ, "மார்கழி திங்கள் அல்லவா," அந்த சங்கமம் படத்துல இருக்கு இல்லங்க. ஆமாங்க.
ஓஹோ! ஓஹோ! சரி. சரிங்க. <laughs> அ. அதனால தான் கேட்டங்க. அ. ம். அ. ஆமாங்க. சரி. சரிங்க. அ ம். புரியுதுங்க. சரிங்க. சரிங்க. ம். சரிங்க. ஆமாங்க. அஹ. சரிங்க. அப்பறம் வந்து கேட்டீங்களா? அ. ம். ஓஹோ! ம். ஓஹோ! ம். அச்சச்சோ! சரி. சரிங்க. ஆமா. ஆமாங்க. அதுக்கு வந்து அந்த பரதநாட்டியம் காஸ்ட்யூமே போட்டுக்கலாம்.